ஆ கண்டிப்பாங்க. வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன்! அ எங்க அ எங்க அம்மா வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில வந்து ஒரு ஃபால்ஸ் ஒண்ணு போகும். அந்த ஃபால்ஸ்ல நெறைய தண்ணீ போகும். நீர்வீழ்ச்சி பயங்கரமா இருக்கும், ஆனா அது வீட்டுக்கிட்ட
சரிங்க. சரிங்க. அதாவது கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு. அதாவது இயற்கை சார்ந்த இடத்தில வந்து இருந்திருக்கீங்க, இல்லயா! சூப்பருங்க!
ஆமா. ஆனா, அந்த நீர்வீழ்ச்சி வந்து வீட்டுக்கிட்டே வராதுன்னு வச்சுக்கோங்களேன்! கொஞ்ச தூரம் தள்ளி தான் போகும். ஆனா, நம்ம பார்க்கலாம். அந்த நீர்வீழ்ச்சிய அழகா பார்க்கலாம் நம்ம.
சரிங்க. அந்த நீர்வீழ்ச்சில்லாம் நீங்க குடிச்சிருக்கீங்களா?
ஆஹா. இல்லேங்க. குளிச்சது இல்ல. ஆனா, அந்த தண்ணீ கீழ வரும்போது மொண்டு குடிச்சிருக்கோம்.
சரிங்க. புரியுதுங்க.
அவ்ளோ ஒரு அழ அவ்ளோ ஒரு மினரல் வாட்டரு. அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும், அந்த தண்ணீ. மொண்டு குடிச்சிருக்கோமே தவிர, குளிச்சது இல்லேங்க அதுலெல்லாம் போயிட்டு. ஏன்னா, அது ரொம்ப தூரமா இருக்கும். மேல, மலை மேல இருக்கும் அதெல்லாம். இங்க கீழருந்து, வீட்லருந்து அழகா அத பார்த்துக்கலாமே தவிர, குளிக்கிறது அ குளிக்கிறதுக்குலாம் யாரும் விட மாட்டாங்க. அந்த அளவுக்குலாம், அவ்வளோ தூரம்லாம் போய் விட மாட்டாங்க. ஆ ஆனா, இங்க மாமியார் வீட்ல பார்த்தீங்கன்னா, அம் அந்தமாரி தண்ணீ தேங்கி நின்னுச்சு. அப்பிடின்னா, அந்த இடத்துல வந்து மொ மொ மொதல்ல, அ அதாவது இன்னக்கி தண்ணீ தேங்கி நிக்கிதுன்னா, பார்த்துப்பாங்க. நாளைக்கு அந்த தண்ணீ வடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அதில கல்லெல்லாம் போட்டு, கொஞ்சம் ஒருமாரி, அந்த கொஞ்சம் மேடுமாரி, பண்ணி வச்சுருவாங்க. தண்ணீ அங்க நிக்காதமாரி. இப்போ வர தண்ணீ என்ன ஆயிடும், அழகா வயல்ல போய் விழ ஆரம்பிச் அப்போ அந்த வயல்ல இருக்க தண்ணீ, அப்பிடியே பூமி இழுத்துக்கும், இல்லேங்களா! சில டைம் நாங்க என்ன பண்ணுவோம், தண்ணீ நல்லா வடிஞ்சி வரம்போது, பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீய நாங்க நேரா கிணத்துக்குள்ள விட்டுடுவோம் நாங்க.
சூப்பருங்க! சரிங்க. ஆமாங்க. சரிங்க. சரிங்க. புரியுதுங்க. ஆமாங்க.
அந்த மழை தண்ணீய. ஆமா. ஆமா. அந்த கிணத்துக்குள்ள போய் அந்த தண்ணீ இறங்கிடும். மல் மழை இல்லா அதாவது மண் இல்லாத தண்ணீ அது ஒருமாரி அ தேங்கி நிக்கிற தண்ணீயெல்லாம் அந்த அடியில அந்த மண்ணுல இழுத்த பிறகு, அந்த தண்ணீர் த தெளிந்த நீர் இருக்கு, இல்லீங்களா! அது வந்து அப்பிடியே கிணத்துக்குள்ள போய் டைரக்ட்டா இறங்குறமாரி கூட, நாங்க பண்ணும் பண்ணியிருக்கிறோம் நாங்க. ம். அப்ப என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அ நமக்கு தண்ணீ வேணுங்கிறப்போ, நம்ம தண்ணீக்கு, தண்ணியும் கிடைக்குது. 2 வது ம் வீட்டையும் வந்து நம்ம நல்லபடியா ஒரு நிர்வாகிக்க முடியுது. மழை காலத்தில கூட எல்லாமே இருக்குதுன்றதுமாரி. அப்புறம், இன்னோன்னு போங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டு கரண்ட் போயிடும், இல்லேங்களா! அதனால, பெரும்பாலும் நல்ல மழை பெஞ்சுதுனா, நாங்க மெயின் ஆஃப் பண்ணிடுவோம். எங்க வீட்ல இருக்கிற மெயின.
புரியுதுங்க. ஓ! கிணறும் வச்சிருந்தீங்க! சரிங்க. ஆமாங்க. சூப்பருங்க! சரிங்க. கண்டிப்பா. சரிங்க. ஆமாங்க. ஆமா.
அதுக்கேத்தமாரி நாங்க என்ன பண்ணுவோம், அந்த டார்ச் லைட் வச்சுப்போம் கையில. விளக்கு வச்சுப்போம், கையில. இப்ப தீப்பெட்டி எப்பவுமே ப கையிலயே பக்கத்துலயே, இப்பிடி எட்டி எடுக்கிறமாரி தீப்பெட்டி வச்சுப்போம். ஆமா. அதெல்லாம் வச்சுப்போம், கையில. செல்லு. முடிஞ்ச அளவுக்கு செல் எல்லாம் சார்ஜ் போட்டு எடுத்து வச்சுப்போம் நாங்க.
அந்த கேன்டில்லாம் போல வச்சிப்பாங்க, இல்லயா! சரிங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா, அந்த மழைக்காலம் வந்தாலே, எப்ப கரண்ட் போகும்? எப்ப நமக்கு வருமின்னே தெரியாது, இல்லயா!
ஆமா. ஆமாங்க. கண்டிப்பா. அதனால, அந்த செல்லுக்கு சார்ஜ் போட்டு வச்சுக்கிறது. இதுமாரி விஷயங்கள் எல்லாமே, நாங்க ப ரெடியா இப்ப முன்னாடியே பண்ணி வச்சிருவோம். பண்ணி வச்சுட்டோம் அப்பிடின்னா, அ அதேமாரி இன்னோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, பூச்சி வருங்க. மழை பேஞ்சு முடிஞ்ச பிறகு. அப்போ என்னன்னா, அந்த பூச்சி வராம இருக்கிறதுக்கு வந்து, சில மருந்துகள்லாம் நம்ம அ அடிச்சோன்னா, அந்த பூச்சி வராது. அந்த வாசனைக்கு வராது.
சரிங்க. கண்டிப்பாங்க. சரிங்க. என்னென்னமாரி பூச்சிகள்? அந்த வண்டு மாரியா! இல்ல எப்பிடி?
ஆ ஈசல் நெறைய வருங்க.

ஆமா. கண்டிப்பா. அதாவது உடனே வந்து அடுத்த குச்சி வச்சா, அடுப்பு பிடிச்சிக்கணும் அப்பிடின்றமாரி, அந்த சூட்ட வந்து அணைக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்! இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த அடுப்பு வந்து அம். எங்க அம்மா வந்து இந்த அடுப்புல தான் வந்து சாப்பாடு ஆக்குவாங்க. மழை காலம் வந் அதுவும் நல்ல மழை பெஞ்சதுனா, சாப்பாடு அடுப்புல தான் ஆக்குவாங்க. ஏன் அப்புட்ன்னா, அப்ப தான் கொஞ்சம் வீடு கதகதன்னு சூடா இருக்குமே! அப்பிடின்றதுக்காக. கேஸ் பெரும்பாலும் நாங்க பயன்படுத்த மாட்டோன்னு வச்சுக்கோங்களேன்! அடுத்தது அ எங்க நடு அ அதாவது ஹால் சொல்லுவோம் இல்லேங்களா! அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெருப்பு போட்டு ஒரு ஒரு ஒரு அடுப்பு மாரி ஒண்ணு வச்சுருப்போம். அத அங்கேயே கொடுப்பாங்க. அந்த வேலை செய்ற இடத்துலே கொடுப்பாங்க அவுங்களுக்கு. அ அப்பா அங்க வேலை பார்த்ததுனால கொடுத்தாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒருத்தவுங்க ஒவ்வொரு வீட்லயும் வந்து அந்த நெருப்பு போட்டு குளிர் காய்றத்துக்கு ஒரு அம் இந்த ம் இரும்பு அடுப்பு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இரும்பு அடுப்புல மேல வல போட்டு கொடுத்திருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம் அந்த மேல வலை மேல நெருப்பு போட்டு நம்ம குளிர் காய்ஞ்சிக்க வேண்டியது தான்.
சரிங்க. சரிங்க. சரிங்க. புரியுதுங்க. சரிங்க. ஆமாங்க. சரிங்க. ஓகேங்க. ஆமாங்க. சூப்பருங்க. அப்போ
கண்டிப்பா. அது நடு வீட்ல அந்த அந்த நெருப்பு கத கத கதன்னு இருந்துகிட்டே இருக்கணுங்க, அப்புட்னா தான் அங்க இருக்கவே முடியும். இல்லன்னா, ரொம்ப குளிரா இருக்கும் அங்கலாம். அப்புறம் எ எங்க அம்மா ஆமா. பனியும் பெய்யும். பனிய விட மழ தான் அங்க சாரல் அடிச்சிட்டே இருக்கும் ஆமா. அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் அப்ப போய் வாங்க முடியாதுன்றதுனால, நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருவாங்க. காய்கறிலாம் நிறையா வாங்கி ஏன்னா காய்கறி அங்க வாங்கி வச்சா கெட்டு போகாது. அதனால காய்கறி நிறையா வாங்கி வச்சுப்பாங்க. ஆமா. ஆ தக்காளி பழம்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது காய் கூட இல்லன்னாகூட தக்காளி வந்து அது அம்மா அதிகமா வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா டக்குனு ஏதாவது ஒரு தக்காளி சாதமோ! ஆ எதா ஒண்ணு செஞ்சு கொடுத்துர்லாமே! ஒரு பருப்பு கூட தக்காளி போட்டு பிணஞ்சிர்லாமே! அப்பிடின்றதுனால தக்காளி எப்பவுமே பார்த்தீங்கன்னா, காயா வாங்கி நிறையா கொட்டி வச்சுப்பாங்க, அம்மா. இது ஒண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பால் அதே மாதிரி தாங்க பால் மட்டும் என்னைக்கும் நிப்பாட்டாம ஆ வந் வர வர அ ஒரு நாள் வந்து ஒரு சில நாள் ரொம்ப மழ வந்தா, பால் வராது. அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் நாள்லே அதாவது அந்த மாசம் ப ஜாமான் வாங்கும்போது பால் பவுடர ஒரு 2 பாக்கெட் வாங்கி வச்சுப்பாங்க. பால்காரனால வர முடியாத நாட்கள்ல நாங்க பால் பவுடர் போட்டு டீ
சூப்பரா இருக்குங்க. சரிங்க. கண்டிப்பா அப்போ பனியும் வந்து பெய்யுமா? அதிகமா இருக்கும். சரிங்க. சரிங்க. ஆமாங்க. ஏன்னா வந்து குளிராவே இருக்கும் இல்லயா! சரிங்க. சூப்பர்ங்க. அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. சரிங்க.